<inhales> அப்பதான் சரி.
ம். இவ்ளோ நாள் கழிச்சு ஒருத்தவங்க சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எப்படி இருந்தது? கடவுளே வந்து சொன்ன மாதிரியா? இல்ல நம்பிக்கை குடுத்த ஒரு வ வ வ் வார்த்தைகள்.
சரி. கண்டிப்பா. ஒரு கடவுளே நம்மளுக்கு நேர்ல வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு மன ஆறுதல். ஏன்னா இ அ அதாவது வெளியில யாரோடனாலும் சொல்லலாம். என்னோட அப்பா, ஒரு அம்மா இல்லாட்டா நீ என் என்னோட கூடம் போறந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. <tsk> இ இ எ எங்களுக்கு மன ஆறுதலுக்கு எவ்ளோ வோ விஷயம் சொல்லலாம்.
குடும்பம், சமூகம்னு நெறைய சொல்லும். ஆனா யாரும் ஒருத்தருடைய குரல் தான்.
சொல்லு